இதெல்லாம் வந்து அப்பப்ப திரும்ப திரும்ப செய்வாங்க. இது புடிக்கும். இப் எப்பலாம் சாப்பாடு செய்வாங்கன்னா, எப்போ வந்து எல்லாரும் வீட்ல இருக்காங்களோ! அந்தமாரி நேரத்தில மட்டும் தான் இது சாதம், பொரியல் இதெல்லாம் செஞ்சு வந்து சாப்பிடுறது தடபுடலா.
அதுதான் அதுதான் அதுதான். அஹஹஹ. இன்யோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயல் வெளியில இப்ப நம்மளோட காடு ஒரு பக்கம் இருக்குன்னா, ஆ நம்மளோட உறவினர், அந்த பங்காளிகன்னு சொல்லுவாங்க இல்லேங்களா! அவுங்க காடு இருக்கும். இப்ப இந்த விடுமுறை நாட்கள்லலாம் நம்ம போகும்பொழுது, நம்ம எதுவுமே கொண்டு போ தேவையில்ல. அ நம்ம காட்ல ஒரு உணவு சாப்பிட்டு அப்பிடியே நடந்து போனோன்னா பக்கத்து காட்ல அவுங்க வேற எதாவது உணவு வச்சிருப்பாங்க. நமக்கு அதுவும் குடுப்பாங்க. இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அது அத நீங்க சொல்லும் பொழுது எனக்கு அது கனெக்ட் பண்ணிக்க முடியுது. என்னுடைய வாழ்க்கையும் அப்பிடிதான் இருந்தது சிறு வயதுலல்லாம். அவ்ளோ அருமையா இருக்கும். ஆமா.
அப்பிடி இருக்கும். ஆமா. ம். ஆமா. <laughs> கண்டிப்பா, ஆமா. சொல்லப்போனா 2 பேரும் ஒண்ணா நாத்து நடுறாங்கன்னா, ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா.
அப்ப அத ஒரு ஒரு ஒரு மாமரமோ! ஒரு ஆலமரத்துக்கு கீழயும் நல்லா வந்து எப்பயுமே ஒரு இது போட்டு விரிச்சு வச்சிருப்பாங்க கம்பளத்த. அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு, இந்த நாத்துல வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே சாப்பாடு குடுக்கணும். அது வந்து வழக்கம். எங்க கிராமத்தில எப்பிடீன்னா, நம்ப கூலிக்கு வந்து ஆள் எடுத்து இந்த நாத்து நடுறோம், கள புடுங்குறோம்ன்னு வச்சுக்கோங்களேன்! அவுங்களுக்கு கூலி குடுத்து அவுங்களுக்கு மதிய உணவு நம்ப தான் குடுக்கணும்.
ஆம். ம். ஓ! அப்பிடீங்களா? ஆ. ஆ, ஆ. சரி, சரி. ஏன்னா அவுங்களும் அதிகாலை நேரமா வரதுனாலயா? இல்ல, அது ஒரு வழக்கமாவே இருந்தது. ம், ம், ம்.
ஆமா. அவுங்களும் அதிகாலை வர்றாங்க. அதே மா அது வந்து ஒரு கு இது வழக்க வழக்கமா பின்பற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்! ஏன்னா எவ்ளோ நம்ப கூலி குடுத்துட போறோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ.250 ரூ.200 தான்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ம், ம், ம்.
காலைல ஒரு 6:00 மணிக்கு வருவாங்க. 2:00 மணிக்கு போயிடுவாங்க. அப்ப போறப்ப வந்து சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. இது இன்னுமே வந்து வழக்க, வழக்கமா பண்றாங்க.

ஓ! இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த வயலுக்கு நடுல 1 குச்சியில வந்து 1 கருப்பு துணியோ இல்ல சிவப்பு துணியோ கட்டி வச்சிருப்பாங்க தெரியுமா? காத்துக்கு அந்த துணி ஆ.
அப்பப்போ நடந்து அது வந்து அது வந்து குருவிக்கெல்லாம் வேல செய்யாது. அது எப்டினா, "மத்தவங்களுக்கு வந்து இங்க ஒரு ஆளு இருக்காங்க, யாரும் வரக்கூடாது." அப்டின்ற மாரி தானே தவர, குருவி அத வந்து பார்த்து
ஓ! சரி, சரி ஆ அதுக்கு உண்டான குறியீடா அது? அ சரி, சரி, சரிங்க.
ஆமா. அதுக்காக தானே தவர, மத்தபடி இதுக்கு வந்து அது உதவாது. அதனால வந்து
நான் என்ன நெனைச்சிட்டேன்னா, இப்ப இந்த காகம், அந்த நீங்க சொன்ன பறவைகள்லாம் வரும் இல்லையா? எதாவது ஒரு துணி ஆடியிட்டு இருக்கும் பொழுது அது அங்கே பக்கத்தில வராது. அதுக்காக தான் இத்தன நாளா அத வச்சுருக்காங்கன்னு இப்ப வரைக்கும் நான் அதைத்தான் நம்பிகிட்டு இருக்கேன். <laughs>
கண்டிப்பா. அது வந்து காகம் வேணா அதுக்கு வந்து ஆனா காகம் வந்து இந்த அரிசி சாப்பிடாதுன்றதுனால, அந்த காகத்துக்கு வந்து அங்க பெருசா அது வேல செய்யாது. ஓரளவுக்கு தான். நான் வந்து கண்ணால பார்த்தேன். இவங்க வந்து சுத்தி இந்த 4 வச்சிருந்தாங்க இருந்தாலும் அந்த சிட்டுக்குருவிகள் இருக்கிற இடமே தெரியாம குட்டியா இருக்குங்க அது, கைக்குள்ளேயே தான் இருக்கும். அத அப்டியே வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு எடுத்துட்டு போய் அது கூட்ல வேற ஒழிச்சு வச்சுட்டு வருது. <laughs>
கண்டிப் அதுதான் அதுதான் அதுதான் அதுதான். ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப சமீபத்தில நீங்க போய் பார்த்ததுன்னா, எவ்வளோ நாள் இருக்கும் உங்களோட கிராமத்தில? கிராமத்
ஒரு 1 மாத காலம் தாங்க இருக்கும்.
பரவால்ல. அப்ப நீங்க உண்மையாலுமே வந்து ரொம்ப குடுத்து வச்சவங்க தான். ஆ என்னதான் வந்து நாகரீக வாழ்க்கை வாழ்ந்தா கூட, நம்ம நெனைச்சா நம்மனால கிராம வாழ்க்கையில போய் பார்க்க முடியும். அத வாழ முடியாட்டி கூட ஒரு 4 நாளோ, 10 நாளோ நம்மனால அங்கே இருந்து அந்த விவசாயத்தை பார்க்கலாம். ம்.
<laughs> கண்டிப்பா. இதில என்ன தெரியுமா? அங்க போய்ட்டு, நம்ம இந்த மாரி சாப்பிட்டே இருக்கும்போது, நம்ம வேணும்னா 1 இளநீர் வெட்டினா வெட்டிக் குடுப்பாங்க. ஏன்ன, நம்ம பக்கத்திலயே வந்து தென்னை மரம் இருக்கும். இந்த பக்கம் நுங்கு மரம் இருக்கும். இந்த விழா மரம்ன்னு சொல்லுவாங்க.
கண்டிப்பா. ம். ஆமா, ஆமா. விழா மரமா? ஆ ஆமா விளாங்கை. வில்வ மரம் வேற விழா மரம் வேறயா?
விளாங்காய். அதெல் ஆமா. வில்வ மரம் வந்து அந்த சிவனுக்கு உகந்தது. இது வந்து விளாமரம். விளாங்காய். நம்ம வந்து இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு எல்லாம் வந்து அந்த காய் வாங்கி வச்சு படைப்போம்.
சிவனுக்கு படைக்கிறது. ஆஹஹ. ஆஹா! ஆமா, ஆமா, ஆமா. ஞாபகம் வந்து
அது எங்க ஊர்ல வந்து நெறைய இருக்குங்க. அது ஓட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புளிப்பும் சுவையும் கலந்த மாதிரி ஒரு காய் அது. நல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு.
அதுதான் அந்த நாட்டு சக்கரை கலந்து அப்டியே அந்த ஓட்டோடவே அத சாப்பிடுவாங்களே அந்த காயா நீங்க சொல்றது? சரி, சரி, சரி.
ஆமா. ஆமா, அதான். அது வந்து இங்க நகரத்தில இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்டியே ச பச்சையா சாப்பிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து அங்க அது பழுத்திருச்சின்னு வச்சிக்கொங்களேன், அவ்ளோ இனிமையா இருக்கும். அது பழுத்திருச்சின்னா கரு கருப்பா ஆயிடும் ஃபுல்லா.
ம், ம், ம்.